இப்ப இருக்க பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, கேமு, மொபைல் ஃபோனு, அப்டின்ட்டு நெறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மூழ்கியிருக்காங்க. அந்த குழந்தைங்கள பாத்தீங்கன்னா, வெளிய அ வெளிய கூட்டினு போயி, அந்த இயற்கையோட விளையாடு இது பண்றத்து. இதெல்லாம் வந்து பொருள்லாம் பாரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சில இதுல மண்ல செஞ்ச பானைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ப குச்சியால வச்சு எதனா வீடு கட்றத்து. அதுபோல நெறைய பொருட்கள் இருக்கும். "இதெல்லாம் வந்து இயற்கையோட வந்தது. இதெல்லாம் பாரு" அப்டிலாம் வந்துட்டு உங்களோட பசங்கள வந்து நீங்க பரிவுரை செஞ்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப "இந்த செடியிலருந்து தான் இது வந்தது. இதெல்லாம் பாவக்காய், இதெல்லாம் வந்து இப்டி தான் வளரும்" அப்டின்ட்டு இயற்கையோட எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க குழந்தைங்கள வந்து, ஆ ஊக்குவித்து நீங்க கத்துக்கொ கத்து குடுத்துருக்கீங்க?
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. <clears throat> ஏனா, ஏன்னா கொழந்தைங்களுக்கு வந்துட்டு, இயற்கையோட அவுங்க சேர்ந்துருக்கணும் அப்டிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த காலகட்டத்துல வந்து கருதப்படுது. ஏன்னா, நீங்க சொன்ன மாதிரியே, குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன், அப்புறம் இந்த கேம் ஆட்றது. அது வீட்டுக்குள்ளயே உக்காந்து கேம் ஆட்றது. இதிலேயே தான் மூழ்கி இருக்காங்க. வீடியோ கேம்ஸ் ஆட்றது இந்த மாதிரி. ஆனா, நம்ம என்ன பண்ணலான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைங்களாக வெளியில விளையாட விடலாம். அவங்க வந்து வெயில்ல வந்து விளையாடணும். ஏன்னா, இந்த காலத்து பெற்றோர்கள் வந்துட்டு, குழந்தைங்கள வந்து வெளியிலயே விட மாட்டேங்கிறாங்க. அதாவது வெயில்ல வேணாம், வெயில்ல கொழந்த நின்னா வந்து, மயக்கம் போட்ருவான். அது ஏன் அப்டின்னா, அந்த கொழந்தைக்கு அவ்வளவான சத்து இல்ல. ஏன்னா, நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். காலையில ஒரு 10 நிம் நிமிடம். அதாவது சூரியன் உதிக்கிற நேரம் இருக்கு இல்லீங்களா? ஒரு 9 மணிக்குள்ள. அ அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல சூ சுல்லு சுளீர்ன்னு வெயில் அடிக்குது. அதுக்கு முன்னாடி. வந்து குழந்தைங்கள வந்துட்டு வெயில்ல காமிக்கணும். ஏன்னா, அவுங்களுக்கு "வந்து விட்டமின் டி" அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தேவப்படுது. அது வந்து சூரியனிலிருந்து தான் கெடைக்குது, இல்லைங்களா? இப்ப காலையிலிருந்து ஆரம்பிக்குது. நம்ம வந்து இயற்கையோட குழந்தைங்கள வந்து வச்சுருக்கணும் அப்டிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னான்னு பாத் ம். இன்னொரு இன்னொரு விஷயம் என்னான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சிறு குழந்தைங்க இருப்பாங்க இல்லீங்களா? அவங்க வந்து வெளையாடும்போது வந்து மண்ணுல எல்லாம் விளையாடுவாங்க. அத வந்து நெறைய பெற்றோர்கள் வந்து தவிர்ப்பாங்க. ஏன்னா, மண்ணில் விளையாண்டா வந்து அது வந்து, குழந்தைக்கு கேடு. அப்டிலாம் சொல்லிட்டு. ஆ. நம்மலாம் சின்ன வயசுல மண்ணுல தான் விளையாடிட்டு இருந்தோம். மண்ணுல உருண்டு பெரண்டு. ஒரே எந்த கோலத்துல போறோமோ, அதே கோலத்துல வந்ததா சரித்திரமே இல்ல. இல்லீங்களா? ஆ. நமக்கு ரொம்ப பிடி
நிச்சியமா. நிச்சயமா நிச்சயமா. ம். ஆமா. ம். நிச்சயமா நிச்சயமாங் நிச்சயமாங்க. ஆ. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா. ஆமா. <laughs> ஆமா. <laughs> ஆமா ஆமா. ஆமா. நீங்க சொல்லும்போது ஒரு பதிவு எனக்கு ஞாபகம் வருது. மண்ணுல வந்து விளையாடம் நீங்க சொன்னீங்களே இப்போ இருக்க பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா, மண்ல விளையாட விட மாட்டாங்க. நம்பலாம் வந்து, விளையாடுனோம் அப்டின்ட்டு. ஆக் ஒ இது வந்து உண்மங்க. ஏன்னா, வந்து எங்க அப்பாக்கு தெரியாம நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் மண்ல விளையாடுவேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, மண்ல வந்து கை வச்சாலே, அந்த ம உடனே வந்து பாடி ஃபுல்லா வந்து அலர்ஜி ஆயிடும். அந்த மண்ணோட இது ஆமா. எனக்கு மண்ணோட இது சுத்தமா ஒத்துக்காது. அது வந்து எங்கனோட ஆயா ஊருக்கு போனாலே, அந்த மண்ணோட இது, வாட்டம் எப்டி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்டியே உடம்பு ஃபுல்லா கெண்டு கெண்டு கெண்டு கெண்டா ஆயிடும். தட்ட தட்டயா ஆயிடும். அந்த மண்ணுல கை வச்சாலே எனுக்கு. அதனாலேயே வந்து என்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட ஆயா வ்வு ஊருக்கு வந்து அனுப்புறதுக்கே எங்க அம்மாகிட்ட வந்து திட்டுவாரு, பயப்படுவாரு. கொழந்தைக்கு எப்போ போனாலும். இப்ப வ இப்போ வரைக்கும் இருக்குங்க. இப்போயும் நான் போனா கூட, அந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மண்ல விளையாடும் போது, உக்காரும்போது. அந்த தட்ட தட்ட தட்ட, தடியா ஆயிடும். ஆயின்மென்ட் போட்டா தான் வந்து எனக்கு இதுவாகும். அது என்ன இது? ஏது இதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்டெலாம் பாக்கும்போது, இவளுக்கு இது இந்த மண்ணோட இது வந்து ஒத்துக்கல. அதுனால வந்து கொஞ்சம் பாத்தே இது பண்ணுங்க. செரங்கெல்லாம் சில பேருக்கு வரும்ல! அது போல வந்து கொழந்தைங்களுக்கு வந்து சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இயற்கையோட ஒத்து போகாது.
ம். சொல்லுங்க. ம். ஓ! <laughs> ஓ! அப்படியா? ம். ஓ! ஓ! சரிங் <laughs> <laughs> ம். ஓ! ம் ஆ. கண்டிப்பா கண்டிப் ம் ஹ்ம். கண்டிப்பா. அது ரொம்பவே அருமையா சொல் ஏன்னா ஒத்து போகுமா போகாதாங்கிறது, இப்போ நீங்க வந்து மண்ணுல வெளையாடினதுனால தான உங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா சில த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அதுக்கான வாய்ப்பே குடுக்க மாட்டாங்க. சரிங்களா. மண்ணுல வெளையாண்டாலே உனக்கு வந்து சேராது, அப்டீன்னு ஒரு ஒரு பிம்பத்த வந்து உண்டாக்கி வச்சுருவாங்க. அப்ப குழந்த மனசுலயும் அதுதான் இருக்கும். மண்ணுனா, அது அழுக்குன்னு நெனைச்சுப்பாங்க. ஆனா, மண்ணுலருந்துதான் எல்லாமே வருது. நம்ம உணவு கூட மண்ணுலருந்துதான் வருதுன்னு அவங்களுக்கு தெரியணும், இல்லீங்களா. சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி, இப்போ உங்களுக்கு வந்துட்டு, <swallows> மண்ணுல விளையாடும்போது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி உ உடம்புல வந்து பொறி பொறியா வருது. அது சிலருக்கு இருக்கு. இல்லன்னு நான் சொல்லல. அப்பிடி இருக்கிறவங்களும் வெளையாடணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, ஒரு வாய்ப்பு. ஒரு வாட்டி அத தொட்டு, அது இதுல நமக்கு ஏதாவது ஆகுதா? நம்ம உடம்புக்கு ஏதாவது மாற்றங்கள் வருதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஏன்னா, எல்லாருக்கு ஆமா, எல்லாருக்கும் எல்லாமே ஒத்து போகாது. சிலருக்கு வந்து பால் ஒத்து போகாது. பால் சாப்பிட்டா, அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையாவே நீங்களும் சொன்னீங்க. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னு ம் சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க.
ம். ஆமா நிச்சயமாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ம். ஆமா. ஆமா, நிச்சயமா நிச்சயமா. ஆமாங்க. நிச்சயமாங்க. அதேபோ ஆ சொல்லுங்க. இல்ல, அதேபோல பாத்தீன்னா, குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளயே அந்த அடச்சி வச்சிருப்பாங்கலங்க, "சேட்ட பண்ணிட்டே இருக்காங்கப்பா! வீட்டுக்குள்ளயே இது பண்ண." அதே போல குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிய போனோன்னே ஒரு புத்துணர்ச்சி தரும், அது அந்த பார்க்கா இருக்கட்டும், இந்த இது அந்த பட்டர்ஃப்ளை கார்டன்ஸ் அது போலலாம். குழந்தைங்க வந்து ப பட்டா நான் பாத்துருக்கேன், என்னோட தம்பிலாம் வந்து இந்த பட்டாம்பூச்சி பாத்தாலே, பின்னாடி ஒட்ருவான் குடு குடு குடுன்ட்டு. புடிக்றதுக்கு ஓடிவரும்போது அழகாருக்கும் அவுங்க நடக்கற விஷயம், ஏன்னா வந்து அந்த இயற்கையோட அந்த அப்டியே அந்த அழகா வந்து அவுங்களும் வந்து பாத்தீங்கன்னா, ஒத்துழைச்சு போவாங்க. அந்த பட்டாம்பூச்சியா இருக்கட்டும், என் தம்பிலாம் வந்து அப்டியே சும்மா அந்த கையிலயே போற மரவட்டைய எத்து புச்சு காமிப்பான், "ஏ இங்க பாரேன்" அப்டின்ட்டு காமிக்கும்போது எங்க அப்பாக்குனா பயம், அவன் காமெடி அவன் அசால்டா பிடிக்கும்போது, ஆச்சரியமா நல்லாயிருக்கும். "பாரேன்" அ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வ பாத்தீங்கன்னா பயம் இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அப்டியே சகஜமா இயற்கையோட வந்து பாத்தீங்கன்னா, ஜாலியா விளையாடிட்டு, அப்டியே இது பண்ணும்போது அது போல வந்து உங்களோட குழந்தைகள் எப்டி?
ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. <laughs> கண்டிப்பா, ம். ம். <chuckles> அச்சச்சோ! அ! ஆ இது ஒரு நல்ல கேள்வி, ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு, எல்லா புதுசா ஏதாவது விஷயம் பாத்தாங்கன்னா அதுல ரொம்பவே ஆர்வம் அவங்களுக்கு. அ இப்ப எப்டின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி முக்காவாசி குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ளயே தான அடச்சி வச்சிருப்போம். அ ஒரு நாள் இல்லனா நம்ம வந்து அவுங்கள வெளில கூட்டிட்டு போறோம், இல்ல ஊருக்கு கூட்டிட்டு போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா! அன்னைக்கு அவுங்கள கைலயே புடிச்சுக்க முடியாது. அதுவும் இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு இயற்கை, காற்று அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம நகரத்தில இருக்கிறதுனாலயே, அ பெருசா வந்து குழந்தைங்க வந்து இயற்கையோட சேரலயோன்னு எனக்கு தோணும். அப்போ வந்து அவுங்களுக்கு விடுமுறை நாட்கள் அந்த மாரிலாம் வரப்போ, அவுங்கள வந்து ஊருக்கு கூட்டிட்டு போற வழக்கம் உண்டு. அப்ப வந்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்டீங்கன்னா, அவுங்களுக்கு அங்க நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் அதிகம், ஊர்ல. அவங்களோட சேந்து ஒரு விளையாட்டு தான். அது எப்படின்னா, நம்ம அவுங்க ப் காலைல கெளம்புவாங்க, மதியம் சாப்பாட்டுக்கு வருவாங்க, சாப்ட்ட உடனே கெளம்பிரது மறுபடியும். அ எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பாக்கறதுக்கு, ஏன்னா இங்க வீட்டுக்குள்ளயே அடைஞ்சிருந்த பசங்க வந்துட்டு வெளில போயி ஓடி ஆடி விளையாடுறாங்க அப்டிங்கிறப்போ வந்துட்டு, ஒரு விதமான சந்தோஷந்தானே. அது மட்டும் இல்லாம பார்த்துக்டீங்கன்னா, அ குழந்தைங்களுக்கு வந்துட்டு அ ஒரு செடி எப்படி நடணும்? இல்லைனா நம்ம வீட்லயே இருக்குற காய்கறிகள வந்து எப்படி நடணுன்னு? சொல்லிக் குடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். அ அது வந்து இப்போ நெறையா பேர் பண்ணணுன்னு நானுமே நெனைக்கிறேன். எ நம்ம வந்து சொல்லுவோம் சாக்கு போக்கா வந்து சொல்லுவோம், "எங்களுக்கு வந்து எடமே இல்ல வீட்ல செடி வைக்கிறதுக்கு." அப்டின்னு, ஒண்ணும இல்ல, ஒரு செ ஒரு 4, 5 செடி தொட்டி வாங்கி நம்ம இருக்குற இடத்துல வச்சாலே போதும், அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துரும். அ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்துக்ட்டீங்கன்னா, இப்போ நம்ம வீட்ல அழுகுன தக்காளி எதாவது இருக்கும் இல்லிங்களா, அத சும்மா தூக்கி போடாம அது ஒரு மண்ல போட்டாலே அது வந்து செடியா வந்து மொளைக்கிறத வந்து நாங்க பாத்துருக்கோம், அந்த வை
ஆமாமா. நிச்சயமா. ம். ஆமாம். நிச்சயமா. ம். ம். அ. ம். ஓக்கேங்க! ஆமா. ஆமாமா உண்ம. ம் ம்.
அப்பறம் வந்து பாத்தீங்கன்னா, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, புதினா, மல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்லயே வந்து வளக்கலாம். அது ஒண்ணும் பெரிய நம்ம வந்து விவசாயம் வந்து பயங்கரமா தெரிஞ்சுக்கிறோங்கற அவசியம் வந்து அதுக்கு இல்ல. அப்பறம் இன்னொரு விஷயம் நல்லதா என்ன பண்ணலான்னு பாத்துக்ட்டீங்கன்னா, அ குழந்தைங்களோட பிறந்த நாள் வரும் இல்லைங்களா, வர்றப்போ நம்ம வந்து ஆடம்பரமான நிறையா விஷயங்கள் அந்த மாரி பண்ணுவோம். அதுக்கு பதிலா ஒரு மரக்கன்று வாங்கி அத நடவைக்கலாம். அவுங்கள.
ஆமாங்க.
அது ஒரு நல்ல பழக்கம்.
நிச்சயமா, நிச்சயமா இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா, ஏன்னா கண்டிப்பா வந்து இந்த பிறந்த நாள் அன்னைக்கு நீ நட்ட அப்டின்ட்டு நம்ம அந்த குழந்தைங்க பெருசானதுக்கு அப்பறம் இந்த மரமும் பெருசாகும்போது அது சொல்லும், "இதுக்கும் உனுக்கும் இந்த இந்த ஏஜ் தான் டிஃப்ரெண்ட்டு" அப்படிலாம் சொல்லம்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். அதும் அந்த குழந்தைங்க க கையில வெச்சு ஒரு மரத்த இது பண்றத்து. நீங்க சொல்லம்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது, ஏன்னா நீங்க அம் சொன்னீங்கள்ல இந்த செடியில பாத்தீங்கன்னா வெ தக்காளி வித போட்டா தக்காளி வரும், அவ்ளோ பெரிய இது இதுல்லாம் இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா, என்னோட தம்பிக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துலாம் வரும்போது செடி கொடுப்பாங்கள்ல, அது ஒரு உண் உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷ்யம். இந்த கல்யாண நம்ம திருமணத்தில வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி கன்ற குடுக்குறது, அது நம்ம வீட்ல வெச்சு நட்டு அதுக்கப்புறம் வந்து அது உண்மையா வளர்ந்திருக்கு. அப்டி இருக்கும்பொழுது பாக்கும்போது, என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னிங்கல்ல இந்த உரம் போடுறதுக்கு வெங்காயம், தக்காளி இந்த காய்கறி எல்லாம் அரிஞ்சு அதோட வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது உரமா போடும்போது, அவனா வந்து எடுத்துன்னு வந்து போடத்த இருக்கட்டும், அவன் வந்து தண்ணீ ஊத்தத்தா இருக்கட்டும். அந்த கிழங்கு நாங்க வந்து சேப்பக்கிழங்கு வந்து நட்டு வச்சிருக்கோம். அது வந்து அது வந்து அவன் வந்து பாத்து பத்ரமா இது பண்ணிப்பான். அந்த தண்ணி ஊற்றத்தா இருக்கும், தலைவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸான ஒரு பெர்சன்னா, அ அடிக்கற மழை, இப்போ ரீசென்ட்டா நம்ப ஊர்ல மழை பெஞ்சுதுல்ல, "அம்மா, செடி காஞ்சு போயிடும்மா, நான் போய் தண்ணி ஊத்துறம்மான்ட்டு" எடுத்துன்னு போனான்.
ம். கண்டிப்பா. ம். ம். ஓஹோ! ம். நல்ல விஷயம் ஆமா. ம். ம். ஆமா, ஆமா. ஆமா. ஓ! சரிங்க. <chuckles> ம். <chuckles> ஆமா. <laughs> ஐயோ, குழந்தைங்க அப்படிதான். ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எல்லாத்திலயுமே. <chuckles> ம்.
ஆமா, ஆமாமா ரொம்ப, இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம்ட்டு சொல்லலாம். அ அட் ஊத்து ஊத்துன்னு ஊத்துது, அந்த மழைல வந்து எடுத்துனு போய் நான் தண்ணீ ஊத்த போறேன்னுட்டு போனான். இப்பயும் நெனைச்சா கூட அந்த நாள் எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது, ஏன் "எப்பா என்னோட அம்மா பெத்த ரத்தினமே ரொம்ப அழகா அறிவா இருக்கிறப்பா, இப்படிதான்ப்பா இருக்கணும்" அப்டின்ட்டு, அ அது ரொம்ப அழகான ஒரு நினைவுன்ட்டு நான் சொல்லுவேன்.
மழ பெய்யும் போதே தண்ணீ ஊத்துறா, <laughs> ரொம்ப <chuckles> ஐய்யயோ! கண்டிப்பா, ஏன்னா அவுங்கள வந்து ரொம்ப எளிதில வந்து நம்ம வந்து அவுங்களோட ஈர்ப்பு வந்து நம்மளால கவர முடியும். ஏன்னா கு இப்போ ஒரு சொ ஒரு குழந்தைகிட்ட இல்லைனா ஒரு ஒரு ம் குழந்தன்னா, நம்ம சின்ன குழந்தன்னு கூட இல்ல, பள்ளிக்கூடம் போற வயசுல இருக்கற குழந்தகிட்ட ஒரு செடிய குடுத்துட்டு இல்ல, அந்த செடிய நட் நட வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதல் 2 நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனப் படும் தண்ணி ஊத்துறதுக்கு, அதுக்கப்பறம் அதுல ஒரு தளிர் வர ஆரம்பிச்சது அந்த குழந்த பாத்துருச்சுனா, அதுக்கு அப்பறம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி, கொட்டு கொட்டுன்னு மழ கொட்டுனாலும் நான் தண்ணீ ஊத்த போறேன் அப்டிண்ட்டு போற ஆட்கள் உண்டு. அது உண்மதான். ம். அது ஒரு நல்ல விஷயம் கூட, ம்.
ம். நிச்சயமா. ம். <chuckles> ஆமா கண்டிப்பா, <laughs> அதே போல, அ அதே போல உங்க குழந்தைங்கள வந்து நீங்க இயற்கை சார்ந்த ஒரு எடத்தல்லாம், எந்தெந்த எடத்துக்கு இட்டுன்னு போவீங்க, இப்ப என்ன இயற்கைன்லாம், ரொம்பவே அழகான ஒரு ப்ளேஸஸ்லாம் இருக்குன்ல, அது போல குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்ச பிளேஸ்னா எதுவா இருக்கும்?
ம். கண்டிப்பா, அதாவது கொழந்தைங்களுக்கு வந்துட்டு வெளியில போறதே முக்கால்வாசி நெறைய பிடிக்கும். ஆனா, இப்ப வந்து நம்ப இந்த பார்க்லாம் சொல்வாங்க இல்லங்களா, அந்த மாரி இப்ப நெறைய இடத்துல வந்துட்டு, இந்த ஃப்ளவர் ஷோ அந்த மாதிரிலாம் கூட்டிட் கூட்டிட்டு போனா வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு சுத்து வட்டாரத்துல நெறைய குழந்தைங்க வந்து எனக்கு நண்பர்கள். இப்ப வந்து அவங்க அவங்களும் நானும் வந்து சேர்ந்துதான் போறதே. அ எப்படி சொல்லுறது அ ஒரு குழுவா நாங்க வந்து கூடி அப்படி வந்து போவோம். அவங்களோட பெற்றோர்கள் வந்து என்னைய நம்பி அனுப்புவாங்க. என்ன என்ன நம்பிக்கையில என்னைய நம்பிஅனுப்புறாங்கன்னு தெரியல. ஆனா, வந்து நா நான் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்ப வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போறது உண்டு. அப்ப கூட்டிட்டு போறப்போ பாத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு பூக்களையும் பாத்துட்டு இதோட பேர் என்ன? இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் இந்த கலர்ல மட்டும் தான் இருக்குமா? அந்த மாதிரி ஆர்வமா வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து பூக்கள்லாம் போனீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நெறைய பட்டாம்பூச்சிகள் எல்லாமே இருக்கும். பட்டாம்பூச்சிக்குன்னே ஒரு தனி அ செ வகுப்பு வந்து இருக்கும்.
ம். ஆமா. ம். ம். ம். ஆம். <laughs> ம். நிச்சயமா, நிச்சயமா. ம்.
அங்கலாம் போய் பாத்துக்கிட்டிங்கன்னா, கொழந்தைங்கள்ல கையிலேயே புடிக்க முடியாது. இதுலேயும் நமக்கு இன்னொரு பயம் என்னென்னா, அவங்க பட்டாம்பூச்சிய பிடிக்க போறேன்னு அத நசுக்கி கொன்றுருவாங்களோ, அந்த மாதிரி இருக்கும்
கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, பண்ணக்கூடிய ஆளுங்க தான் நம்ப பசங்க எல்லாரும். அ.
ஆமா, ஆமா. உண்மையா வந்து கையாளுறதே வந்து சில குழந்தைங்க மட்டும் தான் அப்படி பண்ணுங்க. மத்ததெல்லாம் இந்த செடி என்னன்னுட்டு அந்த செடிய பறி பறிச்சி தான் பாப்பாங்க. <chuckles> மத்தபடி அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் நம்ப வந்து கொஞ்சம் கவனிக்கணும். மத்தபடி இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் இருக்குற இடம் சூன்னு சொல்லுவாங்க இல்லங்களா? அங்கயுமே நம்ப கூட்டிகிட்டு போலாம். ஏன்னா, இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் நமக்கு மட்டுமான எடம் வந்து இந்த உலகம் இல்ல, இல்லங்களா இயற்கையில இருக்குற செடி, ஒரு புழு அது மட்டும் இல்லாமல ஒரு காக்கா என்ன வேணா இருக்கட்டும். எல்லா உயிரினத்துக்கும் சம உரிமை வந்து இங்க இருக்கு. அத வந்து நம்ப தான் சொல்லிக் கொடுக்கணும். அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துல தான் நம்ப வந்து சொல்லிக் குடுக்க முடியும்னு, நான் நம்புறேன்.
ஆமா. நிச்சயமாங்க. நிச்சயமாங்க நிச்சயமாங்க. நீங்க வந்து சொல்றதுல வந்து அருமையான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஒரு ஒட்டுண்ணியிலருந்து எல்லா பெரிய பெரிய யானையிலருந்து எல்லா வகையான மிருகங்களும் அதில நம்ம ஒரு சின்ன ஒரு பங்குதான் என்ன பொறுத்த வரைக்கும். இவ்ளோ மிருகங்கள் இல்லன்னா, ஒரு இயற்கையே வந்து உருவாகியிருக்காது. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்தநாள் அன்னக்கி ஆடம்பரமான ஒரு செலவு இல்லாம ஒரு மரக்கன்று முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அ ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ப விவேக் சார எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா? அவ்ளோ மரக்கன்னு வந்து நட்டு நட்டுட்டு போயிருக்காரு. அது வந்து எவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாலையோரத்தில மரமாவும் ஆயிருக்கு. அப்பிடி பார்க்கும்போது, 1 பிறந்த நாளைக்கு 1 மரக்கன்னு நட்டா கூட அந்த குழந்தை வளரும்போது வந்து இந்த மரமும் சேர்ந்து வளரும்போது அழகா இருக்கும். நினைவுகள் வந்து ரொம்ப அழகா கொடுக்கும். இயற்கையோடு சேர்ந்து நமக்கும். உங்க பதிவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நீங்க சொல்ல வந்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக இருந்தது. மீண்டும் சந்திக்கலாங்க.
கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பா. நிச்ச ம். ம். ஆமா, ஆமாங்க எனக்கு ம். ஆமா. ஆமாங்க. ம். மீண்டும் சந்திக்கலாங்க. நீங்களும் ரொம்ப அருமையாவே கேள்விகள் கேட்டீங்க. மீண்டும் பேசலாங்க. நன்றி.
நன்றிங்க.